ஆமா.
ம், அத வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சு. அது, அது ஏதாவது நீங்க சூஸ் பண்ணி பாஸ் ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா?
அது சும்மா, அப்பிடியே பாத்துட்டு நான் வுட்டுட்டேன். அவரு இந்த நிறங்கள் வந்து, அது ஒரு ஒரு 12, 15 நிறம் குடுத்துச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. நான் நேரா வந்துட்டு, இந்த மேட்சிங் சென்டர் சொல்வாங்கல்ல. அந்த மாரி ஒரு கடைக்குப் போயி, அந்த நிறங்கள்ல அதாவது அது குடுத்த நிறத்துல இருக்கிற மெட்டிரியல் எடுத்து டாப் மட்டும் தெச்சேன். இந்த ஜெய்ப்பூர் ப்ரிண்ட் அந்தமாரி இருக்கிற ப்ரிண்ட் எல்லாம் வச்சிட்டு நான் டாப் மட்டும் தெச்சேன். அப்பிடி டாப் தெக்கிறப்போ, எனக்கு அந்த நிறங்கள் எல்லாம் எடுத்து மேல வைக்கிறப்பயே நல்லா இருக்கு. அழகா அழகான காட்டன், காட்டன்னும் ரா சில்க் மாத்தி மாத்தி. நல்லா. <tsk> அது ரொம்ப, எனக்கு வந்துட்டு என்னோட இப்போ எந்த உடை அந்த செட்ல எடுத்த 5, 6 உடைல. எது அந்த தெச்சது எது போட்டாலுமே வந்துட்டு அவ்ளோ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த நிறத்த எல்லாம் நான் போட்டா, நான் நான் ரொம்ப பளிச்சுன்னு தெரியறேன். எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு.
ம். சரி. ஓ! சரி. சரி.
அப்புறம் வந்துட்டு, அது அதுக்குண்டான பேண்ட் எல்லாம் வாங்கி, அத செட் பண்ணி வச்சிட்டேன். இனி நான் வேலைக்குப் போறப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போலாண்ட்டு இருக்கேன்.
சரி. இந்த மாதிரி ஓ! சிறப்புங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய அவுங்க என்னதான் அந்த ஆடை தேர்வு இருந்தாலுமே, அந்த ஆடைக்கு ஏத்த மாதிரி காஸ்டுயூம்ஸ் போடுறது, ஆர்னமெண்ட்ஸ் போடுறது, அதெல்லாம் வந்துட்டு எப்பிடி நீங்கத் தேர்வு செய்வீங்க?
இப்போ அந்தமாரி இருந்தாக்கூட, நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு ஆம் அ. அது எப்பிடி சொல்றது? அதுக்குண்டான சிம்பிளா நான் வந்துட்டு ஜுவெல்லரி எல்லாம் மாத்தமாட்டேன். இயர்ரிங்ஸ்லாம் வந்து மாத்தமாட்டேன். என்கிட்ட என்ன இருக்குதோ அதையே நான் போட்டுக்குவேன். நான் எப்பவுமே போட்டுக்கிற தோடு தான் போட்டுருப்பேன். மத்ததெல்லாம் வந்துட்டு அப்பிடியேதான் இருக்கும். ம் அ பேக் வேணா நான் எடுத்துப்பேன். எனக்கு இப்போ, எந்தெந்த இடத்துக்கு போறனோ அதுக்கு தகுந்த மாரி பேக் மட்டும் மாத்திருவேன்.
ஓ! சிறப்புங்க, சிறப்புங்க! அதுலயும் பேக்லயுமே நிறைய தேர்வுகள் பண்றாங்களே. ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஸ்லிங் ஸ்லிங் பேக் இப்ப வந்து ட்ரெண்டா வந்துச்சு. அதே தான் வந்துட்டு. எதுக்கு போனாலும் அந்த ஸ்லிங் பேக் தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க முயற்சி பண்ணி இருக்கீங்களா?
நானும் 2 ஸ்லிங் பேக் வெச்சுருக்கேன். <chuckles> அதே தான் நானும் அதிகமாவே போட்டுட்டு சுத்துறேன். ஏன்னா, கையில அது ஈஸியா இருக்கு. எல்லாமே வந்து எடுக்குறத்துக்கு, வெக்கிறத்துக்கு எல்லாம்.
<chuckles> அப்பிடியா? ஓ! சிறப்புங்க. அது எப்பிடி தேர்வு செய்வீங்க நீங்க அத? அந்த ஸ்லிங் பேக்க?